ஓ! சரிங்க, சரிங்க. ஆ அது வந்து அந்த வட மாநில அந்த உணவு ஷாட்மாரி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க.
ஆ, அதேதான். ஆமா. அவுங்க அங்கிட்டருந்து உள்ளவங்க தான் இங்க வந்து இப்ப இவருக்கு வந்து பண்றாங்க. அதனால தான். அதுமாரி, ஏதோ தோக்குலாவாங்க ஏதோ குஜராத்தி தோக்குலான்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஆனா இட்லிமாரி தான் இருக்கு. நம்ம என்ன இட்லி பாத்திரத்தில ஊத்துவோம். ஆனா இவங்க வந்து இதில, என்னது தட்டுல ஊத்திருவாங்க.
ஓ! சரி. ஆ. சரி. ஆ சரி, சரி. ஆ புரியுது, புரியுது. ஆ
ஆ தட்ல ஊத்தி அத டப்பா, டப்பாவா கட் பண்ணி அது வந்து வ அதுக்கு மேலே வந்து தாளிச்சு, மேல ஊத்தணும் டெக்கரேஷனுக்கு போல இருக்கு. அதுக்காக, <chuckles> ஆமா. அ எண்ணெய் ஊத்தி கடுக போட்டு, பச்சை மிளகாய் 2 கீறி போட்டு, கருவேப்பிலலாம் போட்டு அத அப்பிடியே மேல ஊத்திர்ணும். அது ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. இப்பிடிதான் போயிட்டுருக்கும்.
ஓ! சரி, சரி. ஓ! ஆ, சரி. ஓ! நீங்களும் அத சாப்பிட்ருவீங்களா? உங்களுக்கும் அது பிடிச்சு போச்சு. அப்பிடின்றமாரியா? இல்ல கடமையேன்னு சாப்பிட்ற மாரியா?
அய்யோ! அப்பிட்லாம் ஒன்னு இல்லங்க. ஆஹ, அந்தமாரி இதெல்லாம் இந்த விபரீதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அது நம்மளுக்கு பசியும் அடங்காதுங்க. அவுங்களும் தான் கொஞ்சோண்டு தான் வேற சாப்பிடுவாங்களா! அந்தமாரி அந்த அளவு எடுக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து வீட்ல மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். எனக்கு அரைக்கவும் தெரியாது. ஆனா, மிஷின் இருக்குது. ஆனா, மேல அப்பிடியே நான் வந்து நான் திருமணமாகி வந்ததுலேருந்து மேல மூட்ட கட்டி தான் இருக்குது. இன்னும் நான் பயன்படுத்தல, அத. <snorts>
ம். ஓ! சரி, சரி. ஆ. <chuckles> அச்சச்சோ! ஆ, சரிங்க, சரிங்க. ஆனா இத வந்து நீங்க இன் இதெல்லாம் நீங்க எப்பிடி கத்துட்டு, இதுக்காக Youtubeல பார்த்து ஒன்னு ஒன்னுத்தயா கத்து பண்றது.
அ. ம். ஆமாங்க. சரி கணவருக்காக காதலோடு பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான். <laughs> அப்பிடிதான் போயிட்டு இருக்கு. அதுதான், அது இந்த ம்.
<laughs> சரிங்க, சரிங்க. அப்போ! அப்போ பையனுக்கு என்ன கொடுப்பீங்க? தினந்தோறும் காலையில ஏன்னா கண்டிப்பா இந்த உணவ அவுங்க சாப்பிடுவாங்களான்னு பார்க்கும்போது தெரியாது. அப்பிடிங்கம்போது குழந்தைக்கு எத கொடுத்துட்டு வருவீங்க?
ஆமாங்க. அதுதான் சொன்னேன்ல. இந்த புட்டா இருக்கட்டும், கேழ்வரகு சேமியாவா இருக்கட்டும், அப்புறமேட்டு பருப்பு சோறு. இல்ல, இல்ல ஒரு மாத்தி, மாத்தி குடுப்பேன். பருப்பு சாதம் மாதிரி, இல்லாட்டி இந்த அ குதிரைவாலி அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா! அ குதிரைவாலி, தினை அரிசி இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதில வந்து கிச்சடிமாரி பண்ணிக் குடுப்பேன். இல்ல அது என்னைக்காவது ஒரு நாள் நான் மாவு வாங்குவோம், அப்பிடின்னு சொல்லிட்டு மாவு கடையில தான் மாவு வாங்குவேன். அதில வாங்கி இட்லி இட்லி இட்லி இல்லாட்டி தோச. பத்தாத பச்ச மாவு பத்தாத பட்சத்தில தோச ஊத்திக் கொடுப்பேன். அத ஆனா ரேர் தாங்க. ரொம்ப அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முன்னாடிய விட.
அதுதான் டெய்லியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு ஆ. ஆமாமா. ஓ! ஓ! சரிங்க, சரிங் ஓ! ஓ! சரிங்க. சரி.